கவனிப்பாங்க. நம்ம வந்துட்டு, அ புரிய வைக்கறது வந்து கஷ்டங்க, அந்த வயசுல. ஏன்னா, அந்த வயசுல வந்துட்டு, எல்லா விஷயங்களு வந்துட்டு, அவங்க பார்க்கணுன்ற மேரி தான் யோசிப்பாங்க. அ இதுல என்ன இருக்கும், அதுல என்ன இருக்குன்றத வந்துட்டு, ஒரு ஆர்வத்தோட செய்ய தான் செய்வாங்க. அப்படின்றப்ப, நம்மல்ட்ட இரண்டு தொலைபேசி இருக்குன்றப்போ, ஒரு தொலைபேசி மூலியமா, இன்னொரு தொலைபேசியில, நம்ம கையில உள்ள தொலைபேசில, அவங்க என்னென்ன பாக்குறாங்க, என்னென்ன செய்றாங்கன்றத நம்ம நல்லாவே கண்காணிக்கலா. ஏன்னா, இன்னைக்கு வந்துட்டு தான் டிஜிட்டல் டெக்னாலஜி என்றது வந்துட்டு நிறையவே வ வளர்ந்துடுச்சே. அப்படின்றப்போ, அந்த விஷயங்களும் வந்துட்டு அடிப்படையாவே இருக்கு அதுல. அப்படின்றப்போ, அந்த விஷயங்கள நம்ம வந்துட்டு செய்துக்கொண்டே நாம வெளியில கெளம்பலாம். நம்பிக்கையா குடுத்துட்டு. அப்ப நம்ம வந்துட்டு, தொலைபேசி மூலியமா கால் செய்து அ "என்னப்பா பண்ற? என்ன செய்ற?" அப்படின்றத நாம கேக்கலாம். அப்போ வந்து குழந்தைகளுக்கு வந்துட்டு புரிய ஆரம்பிக்கும். "ஒ இது தப்பு. அதனால கேக்காறாங்க. அதனால தான், அடிக்கிறாங்க. ஆ நம்ம வந்துட்டு படிக்க வேண்டிய நேரங்கல்ல படிக்க தான் செய்யணும். ஆ ஃபோன வைத்துவிட்டு வேற எதையாவது பாக்கக்கூடாது. இல்லாட்டி ஃபோனை எ தொலைபேசிய வந்துட்டு வீட்ல வைத்துவிட்டு வெளியில எங்கேயாவது விளையாட செல்லக்கூடாது." அப்படின்றத வந்துட்டு புரிஞ்சுப்பாங்க. இப்போ தொலைபேசி கையில இருக்குனா தானே, அவன் விளையாட அ போயிருக்கானா, இல்லையான்றது தெரியும். அப்போ ஃபோன் வீட்ல இருக்குன்றப்போ விளையாட போயிட்டா. ஆள கானோ. ஃபோன எடுக்கலன்ற மேரி நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சு, தெரிய ஆரம்பிச்சு, பக்கத்து வீட்டுகள்ல வந்துட்டு தொலைபேசி மூலியமா நம்ம அவங்கள கூப்பிட்டு பேசுறதுக்கு "எங்க இருக்கா? என்ன பண்ணுறான்னு" கேட்கறது உண்டு.
கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப் கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. ம். கண்டிப்பா. கண்டிப்பா. ம். கண்டிப்பா, கண்டிப் கண்டிப்பா. நான் வந்து எப்படி கேக்குறேன்னா? இப்போ, நம்ம ஃபோன் அ நாம குடுத்துட்டு போறோம். அந்த அவங்கள்ட ஃபோன் அ வந்து வச்சு இதை படிக்கறதற்காக நாம அந்த புகுத்த புத்தகத் வந்து அதுல இருக்குன்றத குடுத்துட்டு போறோம். அந்நேரத்துல அந்த புத்தகத்த தவிர்த்து, அவங்க வந்து இந்த கேம் விளையாடுறதோ, இப்போ நீங்க சொன்னீங்க பாருங்க, அந்த மாரி வேற ஏதாச்சும் கேம் விளையாடுறதோ, இல்லை யூட்யூப் ல போய் சும்மா, ஏதாச்சு ஆ அந்த காமெடி வீடியோஸ் பார்க்குறதோ, அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில எப்படி கட்டுக்குள்ள கொண்டு வரலாம்? ஏனா, இப்போ ஃபோன் குடுக்கும்போது போன்ல வந்து, அந்த புக்க தவிர்த்து மத்த எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்றலாமா? அந்த மாதிரி கேக்க வரேன்.
ம். ம். அது நீங்க டெலிட் பண்ணாலும் திரும்பி தான், அந்த வயதுல உள்ள குழந்தைகள் வந்துட்டு அதையே திரும்பி ஏற்றி, அதையே வந்து திரும்பி பயன்படுத்துவாங்களே! அதுனால, நம்ம இன்னொரு தொலைபேசி கையில வச்சுகனும். நம்ம கணவரோடு செல்றோமோ, இல்ல நம்மள்டயே இன்னொரு தொலைபேசி இருக்கோ? அவங்க கையில குழந்தைகள் கையில உள்ள தொலைபேசிய வந்துட்டு, நம்ப கண்காணிக்கும் முறையில் வந்துட்டு ஒரு விஷயங்கள் வந்துட்டு இருக்கு இப்போ தொலைபேசியில. அப்படின்றப்போ அதை செட் பண்ணிடனும். அவங்க என்ன பாக்கறாங்கன்றத அப்படியே நம்மளுக்கு வந்து காட்டும். இல்லைங்களா? அந்த விஷயங்கள பண்ட்டோம் னா நம்மளுக்கு என்ன அவங்களுக்கு தெரியப்போறதில்ல. அவன் "என்ன பண்றான், என்ன செய்றான்றது", நம்ம அம்மாவுக்கு தெரியப்போகுதா? அப்படிங்குற மேரி நினைச்சுட்டு தான் அவ இருப்பான், குழந்தன்றவ. நம்ம வந்துட்டு இந்த விஷயங்கள நாம் இங்கிருந்து கண் கண்காணிச்சுக்கனும்.
இப்போ அது வேறக்கா செஞ்ச்சுறுவாங்க. ஆ ஆ. இ கண்டிப்பா. கண்டிப்பா. அ. புரியுது, புரியுது. கண்டிப்பா, கண்டிப்பா ம். கண்டிப்பா. ம்.